சிறப்புங்க, சிறப்புங்க. நிஜமாவே இந்த ஆண் நண்பர்கள் வந்து எப்பவுமே வந்து, ஆண்களுக்குள்ள அவுங்களோட நட்பு வந்து 60 வயதில் 70 வயது வரைக்கும் தொடரும்ன்னு சொல்லுவாங்க. ஆனா, அந்த பெண்கள் வந்து ஒரு ஒரு காலத்துக்கப்புறம், ஒரு சில நேரத்துக்கப்புறம் வந்து அவுங்கவுங்க அவங்கவங்க வழியில போயிருவாங்க. எப்பயாவது பார்த்தா வந்து, அவ்வளோ க்ளோஸா இருக்க ஃபரெண்ட்ஸ் வந்து எப்போ எப்போயாவது பார்க்கும்போது, "அ ஹாய் எப்படிடி இருக்க? நல்லா இருக்கியா?" அப்படீன்ற மாரி கேட்டுட்டு, அ அந்த அளவுல தான் இருக்கிற மாதிரி 90% பெண்களுக்கு வந்து நடக்கும். ஆனா, நீங்க இன்றளவும் நெறைய விஷயங்களை வந்து, திருமணத்தை கூட வந்து ஒரு சஜஷன் கேட்டு செய்ற அளவுக்கு வந்து, இன்னும் ஒன்னா இருக்கீங்க இல்லையா?
கண்டிப்பா, கண்டிப்பா. <chuckles> அது வந்து பிளெஸ்ஸிங்ஸ் தான் எனக்கு. <chuckles>
நிச்சயமா, நிச்சயமா. இப்போ
ரொம்ப, ரொம்ப நல்லதுங்க. நெறைய.
அ. அண்மையில எப்ப நீங்க வந்து சந்திச்சீங்க? இல்லை, திரும்ப எப்ப சந்திக்கிறதா வந்து பிளான் பண்ணியிருக்கீங்க? அப்படீன்னா, எங்க வந்து வேற எங்க? எதாவது பொது இடங்கள்ல, அ சுற்றுலா தளங்கள் அந்த மாரி இல்ல வீட்டுக்கு, அப்படி என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க இப்போதைக்கு?
இப்போதைக்கு நாங்க சந்திக்கிற இடம்ன்னா பார்க் தாங்க. ஏன்னா கொழந்தைகள் ஆயாச்சு. <chuckles> அதனால பார்க்குக்கு போவோம். அ குழந்தைகள விளையாட விடுவோம். நாங்க கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டு, அந்த மாதிரி நே பொழுது போக்கிட்டு நே நேரம் செலவிட்டுட்டு, ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு பிடித்த உணவுகள் வந்து உணவுகளோ, இல்ல சிற்றுண்டியோ வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி நாங்க வந்து நேரம் செலவிடுவோம்.
ம்ஹ்ம். ம்ஹ்ம். அஹா. ம்ஹ்ம். ம்ஹ்ம். அ இந்த இந்த லாங் ட்ரிப்புன்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு 2, 3 நாட்கள் பயணம் செஞ்சு அங்க போய் இருந்துட்டு, அந்த மாரி எதுவும் அ இந்த வருடாந்திர சுற்றுலா அந்த மாரி எதுவும் நீங்க இன்னும் பிளான் பண்ணலீங்களா?
இல்லைங்க. அப்படி எதுவும் அதுக்கு வந்து எங்கங்க, கேள்ஸுக்கு அந்த மாதிரி ஒரு அமை அமைப்புன்றதே நமக்கு அமையாதுங்க.
<laughs> இல்ல குடும்பத்தோட வந்து நீ உங்க குடும்பமும், அவங்க குடும்பமும் சேர்ந்து பிளான் பண்ணலாமே. எப்படி உங்கள் வீட்டுக்காரர் அவங்க வீட்டுக்காரர் 2 பேரையும் வந்து சேர்த்து விட்டாலே, அவங்க 2 பேரும் வந்து இந்த மாரி பிளான் அஹா.
கண் அதுல ஒரு சிக்கல் என்னன்னா, அவ் அவங்க அவளோட கணவர் வந்து மிலிட்ரில இருக்காங்க. அதனால அவுங்க வந்து எப்போவாவது ஒரு தடவை தான் அவுங்களே வந்து இருக்க முடியும். அந்த நேரத்தில, "நம்ம எதுக்கு அவுங்கள தொந்தரவு பண்றது?" அப்படீங்கிற மாதிரி. நாங்க ரொம்ப அதனால, இந்த குடும்ப சுற்றுலாக்கு இன்னும் வந்து பிளான் பண்ணல.
ஓ! ம், ம். அ.